கண்டிப்பா. ஏன்னு கேட்டா, முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா, அன்ஃபாலோ பண்றத மொத வந்து பண்ணிட்டுருந்தேன். இப்போ என்ன பண்றேன்? அப்டின்னா, எனக்கு பிடித்தமான வீடியோ வந்தா கூட, நான் அத வந்து நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க அத போட்டு உட்டுறது. "இனிமே எனக்கு இது காட்டவே காட்டாத" ஏன்னா இது காமிச்சா தானே அது அது ரீதியா, அதுக்கு சம்மந்தப்பட்டதா வந்து தொடர்ந்து நான் பாக்குறேன். அப்டிங்கும்போது, "இது எனக்கு காட்டவே கூடாது இனிமே" அப்டின்னு சொல்லி "நாட் இன்ட்ரஸ்டட் எனக்கு இந்த மாரி வீடியோக்கலாம் பா எனக்கு பகிராதீங்க" அப்டிங்கிற மாதிரி அந்த பட்டன தட்டி விடுறது இப்போ. கொஞ்சம் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஒரு ஒரு அளவுக்கு தவிர்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப அதிக நேரம் அ நா எனக்கு வந்து இது எப்போ தெரிஞ்சுச்சு அப்டின்னா, நம்ம "EN" செட்டிங்ஸில வந்து ஒரு விஷயம் இருக்கும். நம்ம எந்த ஆப்ப, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்டிங்கிறத வந்து பாக்கிற மாதிரி. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுச்சு இந்த Instagramம வந்து, நான் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து, இதுக்கு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன் 1 நாளைக்கு அப்டின்னு. அப்போ முடிவு பண்ணேன் சரி இது வந்து சரிப்பட்டு வராது. ஏற்கனவே நமக்கு கண்ணு கோளாறு இருக்கு. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இந்த மாரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி, அப்போ பண்ணதுதான் அது. அதுலேருந்து இப்போ வந்து எனக்கு படிப்படியா, கொஞ்சம் Instagramல நேரங்கள் கொறஞ்சிருச்சு. ஆனா அந்த WhatsAppன்றதுக்குள்ள வந்து, யாருமே மெசேஜ் பண்ணல நான் கூட சும்மா போய் ஸ்டேட்டஸ் பாக்குறதா இருக்கட்டும். இல்ல நம்ம,
ம்ஹம். ம்ஹம். ம்ஹம். சரியா சொன்னீங்க. ம்ஹம். ம்ஹம். சரி. ஓ! ம்ஹ் ஹ்ம். ம்ஹம். ம், ம்ஹம். <laughs> அ அதாவது இந்த நகைச்சுவையா ஒரு மீம் கூட பாத்தேன். அந்த WhatsApp வந்து சொல்ற மாதிரி ''உனக்கு யாரு மெசேஜ் பண்ணிருக்கான்னு சும்மா சும்மா வந்து தொறந்து தொறந்து பார்த்துட்டு இருக்க என்னை? யாராவது சொன் வந்தாங்கன்னா நானே நோட்டிஃபிகேஷன் தரேன் போ! நான் மூடிட்டேன்'' அப்டின்னு சொல்ற மாதிரி ஒரு பாத்தேன். அது உண்மைதான். நமக்கு என்ன பொழுதன்னைக்கும் எதாவது மெசேஜ் வந்துகிட்டேவா இருக்கு? யார் கிட்டயா இருந்தாலும். ஆனா இருந்தாலும், சும்மா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 தரவ உள்ளே போயிட்டு, என்ன இருக்கு? ஏதாவது புதுசா ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களா? மன மெசேஜ் வந்திருக்கா? இல்ல பழைய மெசேஜே திரும்பி பாக்குறது. இந்த மாரியான ஒரு செயல்கள்ல ஈடுபடுறோம் தானே! அதுவுமே ஸ்க்ரீனிங் டைம் வந்து ஜாஸ்தி ஆகுறதுக்கு ஒரு ப்போ ஒரு வழியா இருக்கு இல்லயா?
<laughs> அ ம். கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. அதுவுமே வந்து ரொம்பவே நீங்க ஒரு நகைச்சுவையா சொன்னீங்க. இதே இது நானும் பாத்துருக்கேன். ஆனா பல பேர் வந்து இந்த விஷயத்தில என்னய மாரி தான் இருக்காங்கன்னு தெரியும்போது அ அது கொஞ்சம் ஆமா. சரி "எல்லாம் ஒரே குட்டையில ஊருன மட்டைங்க தான்". அப்டிங்கிற மாரி தோணும். சரி.
ம்ஹம். ஒரு மன ஆறுதல் இல்லயா, அப்பா நான் ம் அதான் அ எ எனக்கு மட்டும் அந்த பிரச்சன இல்ல. ஊருல நெறைய பேரு இருக்க அப்ப நமக்கு பிரச்சன இல்ல இது நார்மல் தான் போல, அப்டின்ற மாதிரி ஒரு எண்ணம்.
ஐயய்யோ அ அது அதேதான். சொல்லி மனச தேத்திக்க. "சரி சரி ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்" அப்டின்னு கொ சொல்லிக்க வேண்டியது தான். இது போக பாத்தீங்க அப்டின்னா வந்து அதிகமா நேரம் செலவிடுறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செயலிகள் அப்டின்னு பாக்கும்போது இது 2. அப்புறம் சிறிது நேரம் சிறிது காலம் வந்து என்ன பண்ணிக்ட்டு இருந்தேன்னா, அந்த கேம் விளாடுறது. அதுலயும் இந்த கலர் கலரா இருக்கும். அத வந்து சேத்தோம்னா ஒரு மாதிரி வெடிச்சுட்டு அ Candy Crush. Candy Crushல விளயாடுறது ரொம்ப அடிக்ட்டா இருந்தேன். அ அதில அதிக நேரம் வந்து செலவு பண்ணிட்டுருந்தேன். அப்போயே யோசிப்பேன் "இது ரொம்ப அடிக்ஷன் ஆயி போயிட்டே இருக்கோமே!" அப்டின்ட்டு. அ அந்த கேம் வந்து இந்த லெவல தாண்டி போணும். அடுத்த லெவல் போகணும், அடுத்த லெவல் போகணும்ன்னு அதிலேயே இருக்கும் கவனம் பூரான்.
<chuckles> அருமை அருமை. ம்ஹம். ஆ. ம்ஹம். ம்ஹஹ்ம்.

நிச்சியமா. ஏன்னு கேட்டா, ஒரு உதாரணம் சொல்லப்போனா இந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட என்ன பண்ணுவோம் அப்டின்னா குடும்பமா உட்காந்து இந்த ஸ்க்ரீன தான் பார்க்குறது ஒண்ணு ஃபோனா இருக்கலாம் இல்ல டிவியில OTT தளங்கள்ல ஏதோ ஒரு படமா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப செலவு பண்ணிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் மொத இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வருவோம் அப்டின்னு சொல்லி கொஞ்ச நாள் என்ன பண்ணோம் அப்டின்னா, ஞாயிற்றுக்கிழமனா எங்கேயாவது வெளியே பேயிருணும். இங்கே <chuckles> நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே இந்த ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா, வெளியே போனோம் அப்டின்னா, கண்டிப்பா அந்த நேரம் வந்து குழந்தைகளுக்கும், குழந்தைகள் கூட குடும்பமா கணவரோட. அப்டி குடும்பமா செலவிடுற நேரமா இருக்கும் பாருங்க. அதுனால அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இப்ப தவிர்த்துட்டு வரோம் கொஞ்சம். ஆ ஏன்னா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆளுக்கு ஒரு ஸ்க்ரோ ஃபோனு இல்ல மொத்தமா வந்து டிவி அப்டின்னு ஸ்க்ரீன்குள்ள மூழ்காம அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கோன்னு நெனைக்கிறேன் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து தவிர்த்துட்டோம். ஏன்னா, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது பாருங்க. அதனால வந்து அந்த ஒரு விஷயம் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி வேலையில வேற வேலைகள்ல ஈடுபடுறது அப்டின்னு பார்க்கும்போது நானுமே வந்து ஒண்ணு முயற்சி பண்ணியிருக்கேன். ஆ துணிய மடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஆ வீட்டு வீட்ட சுத்தம் பண்றதா இருக்கட்டும். அந்த மாதிரி சில முயற்சிகள் பண்ணனா ஆனா, எவ்வளோ நேரம் அத பண்ண முடியும்னு <chuckles> நெனைக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அத பண்ணலாம். அதற்கு மேல வந்து அது அதுவுமே நமக்கு ஒரு சிரமமான ஒரு விஷயமா இப்ப என்னடா! சும்மா இதையே பண்ணிட்டுருக்கோம் நம்ம அப்டிங்கிற மாதிரி ஒரு ஆ சலிப்பு தட்டிடும்.
<laughs> ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ஆமாமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதுதான் அப்ப அந்த நேரத்த வந்து ஸ்கிரீனிங் டைம்ல வந்து கொறைக்கலாம் தானே?
அது, இது ஆ குறைக்கலாம், கண்டிக்க குறைக்கலாம். ஆனா, முற்றிலும் குறைக்க முடியுமான்னு கேட்டா. அது வந்து இப்போ உள்ள இந்த
இ இல்ல அது முற்றிலும் கொறைக்கிறது அப்டின்னா, அதுக்கு பேர் <chuckles> தவிர்க்கிறதுன்னு அர்த்தம் குறைக்கிறதுனா அதிலேருந்து இப்போ நீங்க 100% பார்க்குறீங்க அப்டின்னா அத 70 ஆக்கலாம் 60 அக்கலாம் முற்றிலும்னா நம்ம ஃபோனே இல்லாம நம்ம <chuckles> குழந்தை பருவத்தில இருந்த மாதிரி ஜாலியா நம்ம விளையாண்டுகிட்டு ஃபோன் இந்த ஸ்ட்ரெஸ் எதுமே எடுத்துக்காம இருக்கிறது தான் அது இன்றைய சூழல்ல நடக்கவே நடக்காத ஒரு காரியம் இல்லையா?
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. அப்டி கண்டிப்பா. <chuckles> நிச்சியமா, நிச்சியமா. "வாய்ப்பே இல்ல ரஸா தான்" அது வந்து வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா, ஆனா, வந்து நம்ம முயற்சி பண்ணனோம் நெனைச்சோம்னா இந்த மாதிரி வழிமுறைகள் முயற்சி பண்ணலாம். நம்ம எதில ரொம்ப அ ஈர்த்து இருக்கோம் அப்டிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கவனிக்கணும். அது வந்து நான் கவனிச்ச மாதிரி எனக்கு பொறுத்த அளவுக்கு இந்த Instagram தான் நான் அது அதிகமா கவனிச்சது. அதுலேயே ரொம்ப மூழ்குற மாதிரி எனக்கு தோணும்போது நான் வந்து அதுலேருந்து வெளியே வந்தேன். அதே மாதிரி சில நேரம் கேமிங் தலங்கள். அந்த கேமுக்குள்ள போகும்போதுமே எனக்கு நேரம் போறதே தெரியாது அ அதிகமா ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரி எண்ணங்கள் வரும். அத தவிர்த்தேன் அடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றேனே சும்மா, சும்மா போ சும்மா, சும்மா. எதுக்கு போறோம்னே தெரியாம Whatsappக்குள்ள போறது. அதுக்காக என்ன பண்ணேன் அப்டின்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிருவேன். நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு மேல நோட்டிஃபிகேஷனே வரக்கூடாது எப்பயாவது ஒருக்கா <chuckles> போறோமா எல்லா மெசேஜும் பார்க்குறோமா பார்க்கும்போது ரிப்ளை பண்ணிட்டு வெளியே வந்துறது. அ ஏன்னு கேட்டா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலே அது வந்துடுச்சுடா, சரி ஓப்பன் பண்ணி பார்த்துரோம் வரலனா கூட ஒரு சில <chuckles> நேரம் வந்து போய் பார்ப்போம். அதுக்காக அத ஒரு லாக்க போட்டு <chuckles> வச்சிர வேண்டியது. சரி பார்க்கும்போது பார்ப்போம் மிச்ச நேரம் வந்து அது பாட்டுக்கு இருக்கட்டுணும் அப்டிங்கிற மாதிரி.
<laughs> அதுதான். அ ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். <laughs> ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம்.